ஆனா, அதிகாரப்பூர்வமாவே அவங்க You Tube சேனல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதில் கொண்டு போய் இந்த அ நாடகத்தினுடைய அங்க ஒரு எபிசோடு எல்லாம் அங்கே போட்டு விடுவாங்க. <tsk> அப்போ வந்து டிவிக்கே போகத் தேவையில்லை.
கண்டிப்பா. அப்ப அந்த டிவியில வர்ற கதைகள்லாம் பாதிக்கப்படுதுல்ல, உண்மையிலயே கண்டிப்பா.
ஆமா. டிவியில வந்து டிவிக்கு போய் ஆன் பண்ணியெல்லாம் நீங்க அங்கே பார்க்க தேவையில்லை. இப்ப வந்து You Tubeக்குள்ளேயே வந்து அவங்க சேனல்லேயே நீங்க போயிட்டு, அவங்க பேச்சிலேயே என்ன வேணுமோ பார்த்துட்டு போலாம். இப்போ டிவியை தெறக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஆ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு காலகட்டங்கள்ல. ஆ டிவி கதை டிவியில போய் தொறந்து வச்சு கதைகளை பார்க்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் பெரிய கடப்பாடுகள் கொறைஞ்சுகிட்டு
ஆ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அவசியமே இல்ல, ஆமா. ஆமா. அந்த காலத்துலலாம் அந்த டிவியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அதே தான் வரும். இப்போ "வயலும் வாழ்வும்" அப்டின்னா ஒரு 6:30, 5:30லிருந்து 6:30 வரையும் "வயலும் வாழ்வும்" அப்படின்னு 2 பேரும் அந்த
ம். அதுக்கு அந்த வயலும் வாழ்வும்க்கு முன்னாடி அத அந்த வயலும் வாழ்வுங்கிறத தனிப்பட்ட அடையாளத்த குறிக்கிறதுக்கு ஒரு மியூசிக் வேற போடுவாங்க அப்பயிலருந்தே. அந்த வீணை மாரி மியூசிக் மாரி இருக்கும். அத போட்டுவிட்ட உடனே, "ஆ சரி இப்ப அந்த டைம்" ஆகிடுச்சுன்னு சொல்லி யாரும் வந்து நேரம் பார்க்கத் தெரியாதவங்க, அதே மாதிரி ஒரு கண்பார்வு கண்பார்வை கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்கவங்க, அவங்க எல்லாருமே வந்து இத வந்து நேரம் பார்க்காமயே "8:00 மணி ஆகிடுச்சு தூர்தர்ஷனில இது போடப் போறாங்க." "இந்த கிழமையை வியாழக்கிழமை 8:00 மணிக்கு 'வயலும் வாழ்வும்' வரும்னா வரும்"அதை போட்டுட்டு தான் அதை ஆரம்பிப்பாங்க. ஆ. ம்.
ஆ. ஆமா. அழகா இருக்கும் <snorts> ஆமா. ஆ, செம்மையா இருக்கும். ஆமா. எல்லாமே கண்டுபிடிச்சுருவாங்க "இந்த டைம்" அப்டின்னு ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. "வயலும் வாழ்வும்" ஆமா. அதில அத அது அப்டியே கொண்டு வருவாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் மாறவே மாறாது, "ஒளியும் ஒலியும்" மாறாது. அப்புறம் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, "நிஜந்தன் சார்" அப்புறம் வந்து, "சோபனா மேம்" அவங்க அவங்கள பார்க்குறதுக்குன்னே நம்ம போய் உட்காந்துருப்போம். அவங்க சொல்ற அழகே ஒரு அழகா இருக்கும். அ அதே இடத்துல தான் அதே டைம் தான் வந்து நியூஸ் சொல்றது அ அந்த டைம் அத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரலாம்.
ம். ம். அது சரி. ஆ. ஆ. அஹ. பரவாயில்ல "நிஜந்தன்" சாருங்கிறீங்க, "சோபனா" மேடம் அவங்கள எல்லாமே உங்களுக்கு நல்ல பரிச்சயமானவர்களா?
ஆமா. அவங்கலாம் வந்து இப்போ நியூஸ் அடிக்கடி அவங்க தானே வருவாங்க, அந்த சமயத்தில.